<chuckles> அப்பம்போது காலேஜ் வந்து முதல் நாள் போய் சேர்க்கிறோம். எல்லா குடும்பமே மொத்தமும் போறோம்ங்க, அங்க காலேஜ் வாட்ச்மேன் கேட்கிறாங்க. "எத்தனை பேர்மா அட்மிஷன்னு?" அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. நான் இல்லயே, ஒரு ஏங்க ஒரு பொண்ணுக்காக இத்தன பேர் வருவீங்க. அதாவது நான் சொல்றது எப்படின்னாங்க. என்னோட மாமனார், மாமியார், அவளோட சித்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, 2ஆவது திருமணம் பண்ணாங்களா? அவங்க. அவங்களோட கொ ஒரு குழந்தை ஒண்ணு அது சின்ன பொண்ணு தான் அவ. அ, இங்க பார்த்தீங்கன்னா நாங்க 3 அண்ணன் தம்பிங்க எங்களோட அவங்களோட மனைவிகள், பிள்ளைகள்.
சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லாத்தான் கேட்பாரு. அ. ம். ஆமா. ஓ! கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லுங்க!
ஆமாங்க. அந்த என்ன சொல்றதுங்க. அது வந்து கிராமத்தில இருந்து போனதுன்னால கிராமம் தான்ங்க எங்களுது எல்லாமே. நான் வந்து டவுன்ல இருந்து பொறந்து வளர்ந்தது தான். ஆனா கிராமத்தில வந்துட்டதால, அவங்க உள்ள பழக்கம் அப்படித்தான் போல. அப்படிங்கம்போது அங்க வாட்ச்மேன்க்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அ விடுங்க விடுங்க அப்படின்னு அவர ஒரு ஓரமா, கரெக்ட் பண்ணிட்டு அங்க போய் அவள சேர்த்து விட்டுட்டு வந்தோம்ங்க. அப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ண பார்த்து பார்த்து வளர்த்தோங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா. அ, அ, ஒ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட நடவடிக்கை எல்லாம் மாறுதுங்க. தனியா போய் ஃபோன் பேசறது. ஆ என்னவாங்க இருக்கும்? லவ் தாங்க! ம். ஆ அப்படிறமாரி தனியா எடுத்துட்டு போய் ஃபோன் பேசுறது, மாடிக்கு ஓடிர்றது, சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா வர்றதில்ல. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வந்து அ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அது ஏன்னா அவளோட வந்து என் என் மாமியார் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுங்க, அவள அவ கண்டுக்கிறதில்ல. அவங்க வந்து விட்டுட்டாங்க. சரி, பெரிய பொண்ணாயிட்டான்னு விட்டுட்டாங்க. இப்ப எல்லா ரெஸ்பான்ஸிபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைல வந்து விழுகுது. அப்படிங்கும்போது <laughs>
ஓ! <laughs> அ. சரிங்க. ம். சரிங்க. அப்படின்னா? எப்படி? ஓ! அ. காதல்! அ. புரியுது. அ. கண்டிப்பா. <chuckles> அது வர செய்யும் இல்லயா எல்லா நீங்க பார்த்துக்கிற மாரி ஆயிருச்சு. எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து நீங்க தான் பார்த்துட்டு தான் இருக்கீங்க! உங்க கண்ணு முன்னாடி. அ.
ஆமாங்க.